பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆ. பயணம் வந்து எல்லாருமே மேற்கொள்வாங்க. உதாரணத்துக்கு தனி நபர் பயணமா இருக்கலாம். இல்லைனா, குடும்பத்தோட சேர்ந்து போற மாரி இருக்கும். இல்ல அழுவலக ரீதியான பயணங்கள் இருக்கலாம். ஆ அந்த மாரி அந்த பயணங்கள் அ நெறைய அனுபவங்கள கொடுக்கும். அது நெறைய பெரும்பாலும் நல்ல அனுபவங்களா இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு கஷ்டமான அனுபவங்களா இருக்கும். அந்த மாரி உங்களோட பயண அனுபவங்கள பத்தி கொஞ்சம் கூற முடியுமா?
ம், ம். ம், ம். ம். பயணங்கிறது எல்லோருமே மேற்கொள்றது தான் நீங்க சொன்ன மாரி. இப்ப நாங்க கடைசியா எங்க குடும்பத்தோட பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு பயணம் போணும் அப்படீன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இது ரொம்ப நாளா நாங்களும் நெனச்சிட்டே இருந்தோம். ஆனா, எங்களால முடியல. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணோம்? இல்ல, ஒரு டிராவல்ஸ் மூலமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ட்டு பார்த்தோம். உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏனா 3 நாள் போயிட்டு வந்து நான் வட இந்தியாவில இருக்கிற சிர்டிங்கிற கோயிலுக்கு போறதுக்கு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ட்ரெயின்ல போனா 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். இதுனாலேயே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. அவுங்க என்ன சொன்னாங்க? அந்த ட்ராவல்ஸ் மூலமா நீங்க ஃப்ளைட்ல புக் பண்ணிக்கோங்க, உடனே ஏ விமானத்தில புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரம் போயிறலாம் 1 1/2 மணி நேரம் 2 மணி நேரத்தில நீங்க அங்க போய் சேர்ந்துறலாம். அதுலேருந்து சாமிய பார்க்கிறதுலருந்து எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணி தர்றோம். அப்படினு சொல்லிட்டாங்க.
சரி. ம்ஹும். சரி. சரி, சரி. ம்ஹும். ஓ! ம். இது எவ்வளோ தூரம் நீங்க இருந்த இடத்துல இருந்து?
அ நாங்க தமிழ்நாட்டில இருக்கோம், சென்னையில இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வ வட இந்தியாக்கு ஷ்ரிடிங்கிற ஊருக்கு போனோம். சரி எ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன், சரி வ நம்ம விமானத்திலேயே இது போட்டுக்கலாம் டிக்கெட் போட்டுக்கலாம்ன்னு, மொத நாள் முடிவு பண்ணோம், அன்னைக்கு சாயங்காலமே டிக்கெட்ட புக் பண்ணிட்டோம். உடனே பண்ணிட்டு, அடுத்த நாள் காலையிலேயே நாங்க கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங் கடகடன்னு அவசரத்துக்கு துணிமணி எது எது வேணுமோ, வ எங்க குடும்பத்துக்கு எடுத்தது தேவையான பைல அடக்கிட்டோம். விமானத்தில இதுவரைக்கும் போனதில்ல.
ம். சரி, சரி. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஒ. அது ஒரு இன்ப அதிர்ச்சி மாரி தான் இல்லையா? உடனே வந்து ரெடி பண்ணுறது.
அ. நாங்க எதிரே பார்க்காத ஒரு விஷயம் மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளா நாங்க பார்த்துட்டு இருந்தோம். போலாமா? முடியுமா? முடியாதான்னுட்டு. திடீர்னு நினைச்சோம், திடீர்னு சாயங்காலத்துக்குள்ள டிக்கெட் கிடைச்சது. அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கெல்லாம் விமான நிலையத்தில போய் இறங்கிட்டோம். 7:00 மணிக்கு எங்களுக்கு இங்க சென்னையிலிருந்து விமான நிலையத்திலிருந்து அ விமானம் கிளம்ப போகுது. இதுவரைக்கும் விமானத்திலேயே போனதே கிடையாது.
ம். ஆஹ. எந்த மாநிலம் அதுருக்கு கோயில்?
அ ஷிர்டி வந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்தில இருந்தது.
சரி.
அ. நாங்க இங்கே இருந்து விமானத்தில முதல் முறையா போறேன். இப்போதான் முதல் வாட்டியா. எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரே இது ஒரு சின்ன அ குழந்தைங்க ஒரு எனர்ஜிடிக்கா இருக்கிற மாரி நான் ரொம்ப, ஒரு சந்தோஷமாயிட்டேன். விமானத்துக்கு முன்னாடி போய் நின்னு புகைப்படம் எடுத்துக்கிறது, ரொம்ப ஒரு உற்சாகமாயிட்டேன் நானு. சரின்னு சொல்லிட்டு என்ன
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. முதல் பய முதல் விமான அனுபவம் வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு குழந்தை மாரி மனநிலையில தான் எதிர்பார்ப்பாங்க, அனுபவிப்பாங்க அந்த இத.
ம்ஹ் கண்டிப்பா. அதுவும் பார்த்தீங்கனா அதுவும் எனக்கு வந்து ஜன்னல் சீட்டே கிடைச்சுடுச்சு. ஜன்னல்லெருந்து எட்டி எட்டி பார்க்கிறது, சின்ன குழந்தைங்க மாரி பிஹேவ் பண்றது. அ அதாவது அ ப சீட் பெல்ட் எல்லாம் போட சொல்லிட்டாங்க. விமானம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் ஒன்னும் தெரியல்ல. பெரிய விஷயமா தெரியல்ல. விமானம் மேல கிளம்ப கிளம்ப அது ஒரு சந்தோஷம் ரொம்ப இதுவா அ இதுவாயிடுச்சு. சரி அப்படின்னு போய்ட்டு ஒரு 2 மணி நேரத்துல அங்கு போய் சேர்ந்துட்டோம். அங்கு போனோ
ம். ம்ஹ்ம். சரி, சரி. இப் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க வந்து விமானத்தில வந்து தோ அந்த முதல் விமானத்தில எல்லாருக்குமே ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, அவங்களோட அந்த ஃப்ளைட் வந்து வ தரையிலேருந்து மேல போ ஏறுதுக்கு வந்து ஒரு வேகமா போய் டக்குனு மேல ஏறும். அந்நேரம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஆகும். அந்தமாரி நீங்க எதுவும் உணர்ந்தீங்களா?
ஒரு ஒரு மாரி பயம் கலந்த ஒரு பதட்டம் வேற இருந்தது. ஒரு சந்தோஷம். அதாவது அதுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, மேகத்துக்கு நடுவுல விமானம் போக ஆரம்பிச்சுருச்சு. அது இன்னும் ஒரு பெரிய உற்சாகமா இருந்தது. அத மொபைல் வச்சு வீடியோலாம் எடுத்துட்டு, ஆனா அந்த மொபைல் ஆன் பண்ணல. நாங்க அ ஏரோப்ளேன் மோட்லேயே தான் வைக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அத ஆன் பண்ணி நாங்க அ ப் ஏரோப்ளேன் மோட்லேயே வச்சு வீடியோலாம் எடுத்து வச்சிட்டு, வீட்டில் வந்துட்ட உடனே அத போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். அங்கே போய் ஒரு 2,
ம்ஹ்ம். ம். ஆஹா. ஆமாமா. ம். அத, அது நீங்க அந்த மேலே போன உடனே, அந்த சென்னை நகரத்தோட கீழ் வியூ வந்து முத தடவ அவ்வளோ உயரத்தில பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது?
ஐயோ! ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுவும் போகும்போதே எங்களுக்கு பெரிய இதுவா தெரியில்ல. திரும்பி வரும்போது நாங்க சாயங்காலத்திற்கு மேல வந்தோம். அப்ப எல்லாம் சென்னை மாநகரமே பார்த்தீங்கனா, ஒரு மின் விளக்கோட அலங்காரத்தில, மேல் வ இதில இருந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ரம்யமா இருந்தது. அழகா இருந்தது அது. அஹ்.
ம். சரி. ம். அதுபோக வாகனங்கள் போற ரோடுகள் பார்த்தீங்கன்னா கருப்பும், சிவப்புமா தெரியும் இல்லையா? சாரி ம் அ மஞ்சளும், சிவப்புமா தெரியும்.
மே மேலந்து பார்க்கும்போது, அது கருப்பா கூட தெரியல. வெறும் மின் விளக்குகள் மட்டும் தான் தெரிஞ்சிது.
அதான், அதான். வெளிச்சங்கள் பார்த்தீங்கன்னா, இல்ல வாகனங்கள் போறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, பின்பக்கம் வந்து அது அந்த பிரேக்கோட கலர் தெரிஞ்சுகிட்டே இருக்கும். அந்த ரெட் சிவப்பு கலரு.
ம். கண்டிப்பா. ரொம் ஒரு ரொம்ப ஒரு அழகா தெரிஞ்சுது. சரி முதல் பயணம் போயிட்டோம், அங்கே போய் இறங்கிட்டோம். போய் இறங்குனொனே, அந்த நாங்க புக் பண்ண அந்த ட்ராவல்ஸ்காரங்கள என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு கார்லாம் அனுப்பிட்டாங்க. கார் அனுப்பி அந்த கார் காரங்களும் எங்கள எ அவங்க வந்து ஹிந்தியில தான் பேசினாங்க. ஹிந்தி மொழியில. ஆ என் கணவருக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால நாங்க தப்பிச்சிட்டோம், ஓரளவுக்கு அவர் பேசி சமாளிச்சிடுவாரு எல்லாத்தையும். ந நாங்க அவங்க அது ஏற்கனவே புக் பண்ணி வெச்சிருந்த அறைக்கு போய்ட்டோம். போன ஒரு 1 மணி நேரத்திலேயே அந்த கோவிலுக்கு அ உங்களுக்கு இது அ கன்ஃபர்ம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படினு சொல்லிட்டு எங்களுக்கு கால் வந்துருச்சு. சரினு சொல்லி ப ரொம்ப பக்கத்திலேயே அந்த கோவிலுக்கு ஷிர்டி கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்தது நாங்க எடுத்திருந்த அற. ரொம்ப ஒரு நடக்கிற தூரத்தில தான் இருந்ததே. அவ்வளவு பக்கத்தில இருந்தது. சரினு சொல்லிட்டு போனா அவ்வளவு ஒரு கூட்டம். இப் அந்த கூட்டத்த பார்த்தீங்கனா அப்படி இருந்தது. ஒரு தேர் திருவிழா நடக்குற மாரி இருந்தது, கோயில்ல இருக்க கூட்டம். ஐய்யோ இந்த கூட்டத்தில நம்ம எப் ஆ இந்த கூட்டத்திற்கு நடுவில நம்ம எப்படி போய் சாமிய பார்க்க போறோம், அப்டிங்கிறது ஒரு பயத்திலேயே தான் நாங்க பார்த்துட்டே போனோம். ஆனா பார்த்தீங்கனா, நாங்க ஏற்கனவே இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுருந்ததனால இல் கடகடனு போனோம். ஒரு 10தே நிமிஷம். தோ பாருங்க சாமி அப்படின்னாங்க. முன்னாடி பார்த்துட்டு உடனே அப்படியே சாமிய பார்த்து திரும்பி வெளியிலேயே வந்துட்டோம் நாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில வெளியிலேயே வந்துட்டோம். உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு கூட்டத்திற்கு நடுவில நம்
ம் ஹ்ம். அஹ. சரி. ம். சரி, சரி. ஆ. ம். சரி. குறைவான தூரம் தானா? ஆ. ஆஹா. ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. ம். சரி. ம். ஓ! அந்த கோயிலோட அழக பத்தி விவ விவரிக்க முடியுமா, எவ்வளோ பெருசு எப்படிப்பட்ட வரலாறு என்னன்னு சொல்லி?
<laughs> அது வந்து ரொம்ப பழமையான கோவில் அப்படினு சொன்னாங்க. அது பார்த்தீங்கனா, ரொம்ப பிரமாண்டமா இருந்தது அந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வேலைக்கே ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் நடக்குது அப்படிங்குற அளவுக்கு நாங்க கேள்விப்பட்டோம்.
ம்ஹ்ம். ஓ! அவ்வளவு பெரிய கோயிலா?
ரொம்ப பெரிய கோயிலா இருந்தது. ஒரு தெரு முழுக்க அந்த கோயிலையே அடைச்சு வச்சிருந்தாங்க. அ அந் அந்த கோயில்ல, அந்த சுத்து வட்டாரத்தில எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழி பேசுறவுங்க மட்டும் தான் இருந்தாங்க. தமிழ் பேசுறவங்களே கண்ல பார்க்க முடியாதாங்கிற இ இதுக்கு அந்த ஊரிலயே நாங்க பார்த்தோம். அங்கயும் ஒரு சிலர் வந்து தமிழ்ல பேசினாங்க, எங்ககிட்ட.
ஆஹ. ஆ. அதாவது உங்களுக்கு மொழி பிரச்சனை வேற இருந்தது. இல்லையா, அங்க?
இல்ல. அது இல்லவே இல்ல. ஏன்னா, எங்களுக்கு அனுப்பிச்சிருந்த அந்த கைடுனு சொல்றவர் வந்து ஃபுல்லாவே தமிழ்ல தான் பேசினாரு. அவரு தமிழ்ல பேசினதுனால எல்லா இடமும் அவர் சுத்தி காட்டுறார். அது இல்லாத சுத்தி வட்டாரத்தில இருக்க சின்ன சின்ன கோயில்கள், இது எல்லாமே அவர் சு சுத்தி காட்டும்போது, எல்லாமே அவர் தமிழ்ல தான் வி விவரிச்சார் எங்களுக்கு. அது மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு ஒன்னும் ரொம்ப கஷ்டமா தெரியல. அ அந்த ஊர்ல சாப்பாடும் பார்த்தீங்கன்னா, தமிழக உணவு உ உணவகம்னு ஒரு இருந்தது. அதனால அங்கயே
ம். சரி, சரி. ம். ம்ஹம். எல்லா வகையான உணவுகளும் கிடைச்சது.
நம்ம தமிழ்நாட்டு உணவகமே அந்த இடத்தில இருக்கனால இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும் எல்லாமே கிடைச்சது, நம்ம சாப்பிடுற சாப்பாடே. அதனால சாப்பாடும் ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியல. அதிலிருந்து அந்
ம். சரி, சரி சரி இப்ப ம், ம். இப்போ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த போன அனுபவங்கள், அங்க கோயிலுக்கு போனத பத்தி சொன்னீங்க. இப்போ அங்க போனதுனால உங்களுக்கு எண்ணங்கள், அ வேற உங்க உறவுகளுக்குள்ளே அந்த போன எல்லாருக்குள்ளேயும் உள்ள ப உறவுகள் இதெல்லாம் வந்து எப்படி எது ப ஒரு மாற்றங்கள நீங்க உணர்ந்தீங்களா?
ம். அந்த மாதிரி மாற்றம்லாம் எதுவும் உணரல. ஆனா சாமிய பார்த்தோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருந்தது எல்லாருக்குமே. போயிட்டு அந்த பக்கத்தில சுற்றுவட்டாரத்தில இருக்கிற சின்ன சின்ன கோயிலுக்கும் அவர் அழைச்சிட்டு போனாரு எங்கள. அந்த பக்கம் போகும்போது அங்க அந்த கோயில்ல இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, வட இந்திய கடவுள் உருவங்கள்ல தான் இருந்தது. ஒரு விநாயகர் சிலைய இங்க இருக்கிற மாதிரி இல்லாம, அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தது. ம்.
ம். சரி, சரி. ம். ஓஹோ! ம். ம். என்ன மாரி மாற்றங்கள் இருக்குது? அதுன்னு.
ஆ, அதாவது இப்போ நம்ம ஊர்ல பார்த்திங்கன்னா, ச ஒரு விநாயகர் சிலைனா நமக்கு பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த ஊர்ல அதில எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சத பார்த்தா தான் அது விநாயகரோ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணுது. அந்த தும் தும்பிக்கையே கொஞ்சம் வளையாம நெழியாம அதாவது நீளமா, இருக்கிற மாதிரி ஒரு விசித்திரமா தோணுச்சு. அ கடவுள்கள் சிலையுமே அந்த மாதிரி தான் விசித்திரமா இருந்தது, அந்த மத்த கோயில்கள்ல. ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக உணவகம்னு கிடைக்கல. அ என் கூட மத்த இன்னும் தெரிஞ்ச குடும்பம் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க. அவங்களுக்கு தமிழக உணவகம் எங்கேன்னு தெரியல. முதல் நாள் முழுக்கவே "அவங்க சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டோம்." அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்த நாள், அப்புறம் நாங்க சொன்னோம் "இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த தமிழக உணவகம் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு போனோங்க. அங்கே போன உடனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இட்லி தோச எல்லாம் சாப்ட்டுட்டு, அடுத்த நாள் சாயங்காலமே மறுபடியும் அ விமானம் ஏறிட்டோம்.
ஆமா. ஓஹோ! ம்ஹ்ம். ம், ம். சரி, சரி. ம். சரி. ம். சரி, சரி. ம். ஓ! உங்களுக்கு அவங்க பழக்கம் புதுசா ஒரு பழக்கமும் கிடைச்சது இல்லையா? அந்த பயணத்தில. ம்.
கண்டிப்பா, ஒரு ரயில் சிநேகம்கிற மாதிரி இவங்க விமான சிநேகம்னு ஒருத்தங்க, ஒரு குடும்பமே எங்களுக்கு நட்பானாங்க. அ அது அதில பார்த்தீங்கன்னா, அவங்களும் எங்க கூட திரும்பி வர மாதிரியே ஆயிடுச்சு. அதே சாயங்காலம் ஒரு 4 1/2 மணி 5 மணிக்கு அங்கே மறுபடியும் விமானம் ஏறிட்டோம். இங்க திரும்பி சென்னை வரும்போது ஒரு 7, 7 1/2 மணி அந்த சமயம் இருட்டிடுச்சு நல்லாவே இருட்டிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம சென்னை மாநகரமே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமா, அதாவது ஒரு குட்டி, குட்டியா ஒரு விளக்குகள் மட்டும் நகர்ற மாரியே தோணுச்சு, மேலே இருந்து பார்க்கிற அனுபவம். ஆனா அதிலயும் ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து புதுசா போனவங்களுக்கு இந்த அ கழுத்து வலி வந்தது. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பயம், ஒரு பதட்டம் இது எல்லாமே இருந்தது அப்படின்னு.
ம். நல்லது, நல்லது. ம். சரி, சரி. ம்ஹூம். ம். சரி, சரி. ஆ, ஆ. அதுவும் இப்பொழுது உங்களுக்கு அந்நேரம் எப்படி இருந்தது? அது விமானம் வந்து தரை இறங்குறதுக்காக அது அதோட உயரத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அப்ப நீங்க எதுவும் அத ஃபீல் பண்ணீங்களா?
கண்டிப்பா. ஐயோ! ஒரு மாரி பயமாவோ, ஒரு பதட்டமா என்ன சொல்றதுன்னே தெரியாத புது அனுபவமாவே இருந்தது. அப்பாடா! நாம சென்னை வந்து சேர்ந்துட்டோம்ங்கிறதே ஒரு பெரிய திருப்தியா இருந்தது. எங்களுக்கு எல்லாம். அது மட்டும் இல்லாம
ம், ம். ம்ஹ்ம். ஆனா உங்களுக்கு இது வந்து அந்த ஆ ஆன்மீக பயணத்துக்கு போனது போக இல்லாம, இந்த விமானத்துக்கு போனதும் விமானத்தில போனதும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா தான் இருந்திருக்கு. இல்லையா?
ரொ ரொம்ப பெரிய அனுபவமா இருந்தது. நாங்க ஷீரடி போவோமான்னு பல நாள் நினைச்சிட்டு இருந்துருக்கோம். ஆனா ஒரு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா, ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி தொல்லைகள் வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு முடிவு பண்ணோம். காலையில் முடிவு பண்ணோம். சாயங்காலம் டிக்கெட் கிடைச்சது. அடுத்த நாள் காலையல் நாங்க ஃப்ளைட் ஏறி ஷீரடியே போயிட்டோம் அப்படின்றப்போ உண்மையிலேயே எங்களால அளவு கடந்த ஒரு சந்தோஷமா தான் இருந்தது எங்க எல்லாருக்குமே.
ம்ஹ்ம். ம், ம். சரி, சரி. ம். மொத்தம் எத்தன பேர் போனீங்க?
நாங்க எங்க குடும்பம் மட்டும் தான் போனோம். நான், என் கணவன், என் மகன் அவ்வளோதான் போனோம். அங்க போயிட்டு கொஞ்சம் ஒரு சில சுற்றுலா தலங்கள்லாம் இருந்தது. ஆனா அவ்வளோவா நாங்க போய் சுத்தி பார்க்க முடியலாட்டியும், அதில பக்கத்தில இருக்கிற கோயில்களா இருக்கட்டும். ஒரு நல்ல ஒரு தமிழகம் தமிழர்கள் வாழ்கிற இடம்னு ஒரு தெரு மாதிரி இருந்தது. அந்த தெருக்குள்ளேயும் போய்ட்டு எங்களுக்கு சுற்றி காட்டினாங்க. இது இந்த தெரு மட்டும் தான் நம் தமிழர்கள் வாழ்றாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் நம்மை ரொம்ப மரியாதையா வரவேற்றது இல்லை. அதாவது ஒரு பாசமா நம்ம சொந்தக்காரங்க வந்த மாதிரி அவ்வளவு பாசமா பிஹேவ் பண்ணாங்க அந்த ஊர்ல.
சரி. சரி, சரி. ம். ம். சரி. ம். ஓஹோ! ம், ம். சரி, சரி. உங்களுக்கு, இந்த பயணத்தில வந்து நீங்க ஒ இத வந்து ஆ ஆன்மீகப் பயணமா கருதுவீங்களா? இல்ல ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாரி.
அது மட்டும் இல்லாம அ அ ரெண்டுமே கலந்து தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாதிரியும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு ஆன்மீக பயணமாவும் மாறுச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவமாவும் எங்களுக்கு இருந்தது. முதல் வாட்டி ஏரோப்ளேன்ல போனோம் அப்படிங்கிற அனுபவமும் எங்களுக்கு இருந்தது.
ம்ஹ்ம். சரி. ம், ம். இப்ப இந்த இதே மாரி அடுத்து வேறு எதுவும் பயணங்கள் வேறு எதுவும் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பயணம் தவிர வேறு எதாவது?
நாங்க பயணம் அப்படீன்னா ரொம்ப தூரம் போமாட்டோம். மிஞ்சி மிஞ்சி போச்ச
இல்ல, இல்ல. ஏதாவது பக்கத்தில கூட போயிருப்பாங்க இங்கேருந்து ஒருத்தவங்க உ உ மலை பிரதேசங்களுக்கு போவாங்க. அதுக்கூட ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். அ அந்த மாரி.
கண்டிப்பா. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நெறைய எடத்துக்கு நாங்க போயிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கூட, இப்போ ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கோம் ஒரு வாட்டி. ஒரே ஒரு வாட்டி தான் போனோம். ஆனா வந்து ஃபுல்லாவே ட்ரெயின்ல தான் போனோம். அதுவும் ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அனுபவமா இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரெயின் ஒண்ணு இருந்தது. அந்த ட்ரெயின் மூலமா பக்கத்து ஊரு அது வ ஊட்டியிலேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்.
ம். ம். சரி, சரி. ம். அதாவது அந்த மலை மேல ஏறி போற ட்ரெயின சொல்றீங்களா?
ஆமா, ஆமா. மலை மேல, மலைக்குள்ள, குகைக்குள்ளல்லாம் போய் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒண்ணு அனுபவமா இருந்தது. அ நாங்க அப்போ
ம். ம். அந்த நீராவி என்ஜின் மூலமா இயக்கப்படறது.
கண்டிப்பா. அந்த ஒரு இது, அவ்வளோ ஒரு புதுசா இருந்தது அந்த ட்ரெயின்ல போன ஒரு அனுபவம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு குளுர் பிரதேசம், எங்களுக்கும் மொதல் வாட்டி அப்ப தான் போறோம். இது வரைக்கும் போய் பழக்கம் இல்ல. ஆனா நாங்க போன சமயம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரோஜா மலர்களால அலங்கரிச்சு இருந்தாங்க. ரோஜா மலர்கள் அப்படீன்னா, அது ஏதோ ஃபிளவர் இது அப்படீன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. அது ரொம்ப ஒரு அழகா அதாவது ஒரு ரோஜா பூவாலேயே ஒரு திமிங்கலம் மாரியோ, ஒரு உருவங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது, அந்த ரோஜாக்கள்ல.
ம். ம். அ. சரி, சரி. ம். சரி. ம். சரி, சரி. அதுபோக அங்க உள்ள உணவு வகைகள், அங்க அங்க உள்ள அந்த காலநிலையல்லாம் உங்களுக்கு எப்படி செட் ஆச்சா? எப்படி?
இல்ல அந்த குளுரு எங்களுக்கு யாருக்குமே ஒத்துக்கல. அதனால சீக்கிரமே கெளம்பி நாங்களும் வந்துட்டோம். ஏன்னா, இப்ப மத்த ஊர்லனா கூட நமக்கு வெயிலு ஒத்துக்கும். இந்த குளுரு கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒத்துக்காததுனால திரும்பி வந்துட்டோம் ஒடனே. ஒரு 2டே நாள்ல திரும்பி வந்துட்டோம். நாங்க 1 வாரம் இருக்க தான் பிளான் பண்ணி போனோம். "முடியல, குளுரு தாங்கல." அப்படீன்னு சொல்ட்டு வந்துட்டோம். நாங்க போன நேரம் மழை வேற பெஞ்சுகிட்டே இருந்துது. நிக்கவே இல்ல. அது வேற வழி இல்ல
ம்ஹ்ம். கண்டிப்பா. அஹ. ஓ! ஆஹா. அதனால அந்த ஸ் சீசன் பார்த்து போறது ரொம்ப முக்கியமோ? இந்த மாரி மலை பிரதேசங்களுக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த சீசன்ங்கிறது அதாவது வெயில் அடிக்கிற நமக்கு வெயில் இருக்க சமயம், அவங்களுக்கும் அங்க வெயில் இருக்கணும். அப்பதான் நம்ம அத சுத்தில்லாம் பார்க்க முடியும். ஒரு ஒரு குழந்தைங்களோட போகும்போது ஒரு சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். இல்லையா நான் அந்த அங்க போனதுக்கு, நாங்க அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்குற மாரி ஆயிடுச்சு. ரொம்ப எங்களால சுத்தி பார்க்க முடியல. அதனால திருப்பி 2டே நாள்ல வர்ற மாரியே ஆயிருச்சு எங்களுக்கு.
ம். ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். சரி, சரி. இப்ப நீங்க ஸ்ரீவ் இந்த ஸ்ரீரடி சாய்பாபா போய் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் குடுத்த மாரி, அ வேற எந்த கோ ஆன்மீக தலங்களுக்கு நீங்க போலாம்ன்னு எதுவும் முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த அனுபவத்த வச்சு.
உஹ்ம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து திருப்பதி. மலை மேல இருக்க அந்த பெருமாள போய் பார்க்கணும்ன்னு தான் பார்த்துட்டுருக்கோம். அத அனுபவம் அதே மாரி தான் இதே ட் சிரடிக்கு போற மாரி தான் ஒரு ஒரு வாட்டியும் அதுக்கு டிக்கெட் புக் பண்ணுவோம். ஏதோ ஒரு விதத்தில கேன்சல் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனா "இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது இந்த திரும்ப திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்க்கணும்." அப்படீன்னு நாங்க நெனச்சுட்டு தான் இருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வ
ம்ஹ்ம். சரி, சரி. அ. பெரும்பாலும் ஒரு மக்கள் வந்து அந்த ஒரு கருத்த சொல்றாங்கல்ல. அதாவது அந்த திருப்பதிங்கிறவர் வந்து, "அவர் எப்ப நம்மள பார்க்கணும்ன்னு நெனைக்கிறாரோ, அப்பதான் வந்து நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறாங்க." அது உண்ம தானா?
அஹ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அத நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நானே நெறைய வாட்டி டிக்கெட் புக் பண்ணீட்டு, அது கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு. அப்ப அவ் எ எ எங்க பெரியவங்கல்லாம் என்ன சொல்லுவாங்க? "அவரு உன்னய கூப்பிட்டா தான் நீ போய் பார்க்க முடியும். நீயா நெனச்சுட்டு அவரல்லாம் பார்க் பார்க்க முடியாது." அப்படீன்னுல்லாம் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் சொல்றாங்க. அ இதுவே எனக்கே ஒரு 3 4 வாட்டி இந்த அனுபவம் வந்துருச்சு. டிக்கெட் புக் பண்றதும், அதை நாங்க கேன்சல் பண்றதும். இதே பழகி போய்டுச்சு எங்களுக்கு. அ.
ம். ஓஹோ! ம். ஹ்ம். ம். ம். அ. ஹ்ம். சரி, சரி. நல்லது. இதுவரைக்கும் உங்களோட பயணம் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஞாபகமான விஷயமா இருந்ததுன்னு, நெறைய விஷயங்கள சொன்னீங்க. உங்களோட பேசுனதில மகிழ்ச்சி. நன்றி!
ம். ம். உங்களோட பேசியது மகிழ்ச்சி. நன்றி.